கண்டிப்பா கண்டிப்பா. அது கோவம் வராம இருந்தா தான் தப்பு. கோவ வந்துடுச்சுன்னா ஒரு தப்பும் இல்ல.
ஆமா. அப்ப கோவப்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? 4 வேளையும், 4 பேருக்கு ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு பிரிச்சு பண்ணணும் அப்டின்னு வந்துரும். ஏன்னா பேசுனா
இப்ப இந்த மாதிரி சமீபத்துல ஏதாச்சும் அந்த மாரி ஒண்ணு ஆயிருக்குங்களா?
ஆமா, ஒரு அ சாதாரணமா சொல்றன். வீட்டு வேலையவே எடுத்துக்கங்களேன்
ம்.
இப்ப எல்லார் இருக்கோனா, ஃபர்ஸ்ட்டு 1 டீ போட்டு வரணும்.
ஆமா.
2வது பாத்திரத்த வெளக்கணும். 3வது போய் தண்ணி தூக்கிட்டு வரணும்.
ஆமாங்க. அந்த பாத்திரம் வெளக்கறது தான் இருக்கிறதில்லயே இந்த டீ போட்றதுக்கூட போட்டுடலாங்க. அந்த பாத்திரம் வெளக்றது தான் இருக்கிறதில்லயே கொஞ்சம் கடினமான காரியம் அப்டின்னு நான் நெனைக்கிறேன்.
ஆ. எவ்வளோ கஷ்டம் நீங்களே பாருங்க. அதுவும் எல்லா 2 நாளைக்கு இருக்க பாத்திரம்னா யோசிச்சு பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் போய் தண்ணி தூக்கிட்டு வரணும்.
அது ஒரு மலை மாதிரி தெரியும். ம்.
தண்ணி தூக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் துணி துவைக்க இது எல்லா வேலையும் ஒரே ஆளே பாத்தா நம்ம மூஞ்சி எப்படி இருக்கும்?